அப்புறம் அவுங்க பேசவே இல்ல. ம், பேச்ச கொறச்சுட்டாங்க.
பேச்ச குறைச்சிட்டாங்க. அப்பிடியா? அ.
பேசவே இல்லேங்க அதுக்கப்புறமேலு அவுங்க.
பரவால்ல. அதாவது பெரியவங்க சொல்லி புரியாதத நீங்க அழகா போயிட்டு நீங்க சொன்னவுனே, அவுங்க எதாவது உங்க மனசு எதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன்.
ம் ஆமா. அவுங்க என்ன நெனைச்சுட்டாங்கன்னா, இவுங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல. இவுங்கள கேக்குறதுக்கு யாருமே இல்ல அப்பிடின்னு நெனைச்சுக்கிட்டாங்க. ஆனா, நான் போய் நல்லா அவுங்கள்ட்ட பேசுனவுனே, ம், அவுங்க அப்ப அதுக்கப்புறம் அவுங்க வாய ஏன் திறக்குறாங்க? அப்புறமேல் தான். ம். அந்த அவுங்க வீட்டுக்காரர் போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்களாட்டருக்கு. பாப்பா இந்தமாரிலாம் பேசிட்டு, பேசுது நல்லாயிருக்காதுன்னு சொல்லுது. மரியாதை கெட்டுப்போயிரும்ன்னு சொல்லுது, அந்தமாரிலாம், <tsk> இந்தமாரி கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாமே. அப்போ எங்க அப்பா வந்து என்ன கேட்டாரு, "ஏம்மா அப்பிடி பண்ணேண்துக்கு?" "என்னப்பா! அப்புறம் நீங்களும் வந்துட்டு சும் சும்மாவே இருக்கீங்க. அம்மாவும் திட்றாங்க. நீங்களும் வந்து சும்மாவே இருந்தீங்கன்னா, அது எப்பிடிப்பா நல்லாவா இருக்கும்? அதனால தான்ப்பா நான் போய் அம்மாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணேன்" அப்பிடின்னேன். அது வந்து ஒரு அறியா வயசு. அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு சுருக்குன்னு ஒரு நம்ம கோபங்கள்லாம்
ம். கண்டிப்பா. ம். ம். ம், ம். ஆமா. ம். ஆமா. என்ன வயசு இருக்கும் அப்ப உங்களுக்கு?
நான் என்னங்க ஒரு 7 வதோ என்னமோ தாங்க படிக்கிறேன் நானு.
பெரிய விஷயங்க
ம் <laughs> ம்.
ஆமா, ஐயோ! நான் கூட நெனைச்சேன் ஒரு 9 வது, 10 வது படிப்பீங்கன்னு நெனைச்சேன். எங்க இத்துணூன்டு சின்ன வயசில போயிட்டு அவ்ளோ தைரியமா கேட்டுருக்கீங்களே! உண்மையிலே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஆ.
இல்ல, இல்ல. <laughs> ஆமா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பச்ச கலர் பாவாட சட்ட தான் போட்டிருந்தேன் நானு. அவுங்க அந்த வீடு வந்து வெ அவுங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ப ஒரே படிக்கட்டு தான். ஒரே ம் அங்க அவுங்க வீட்லேருந்து எங்க வீடு வரைக்கும் ஒரே படிக்கட்டு தான்.
பாருங்க. ம். சரி. சரி, சரி.
நடுவில நாங்களாவே ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்க வேண்டியதுதான். இதுவரைக்கும் அவுங்களுக்கு, அது இது வரைக்கும் அவுங்களுக்குன்னு சொல்லிட்டு கோடு போட்டு பிரிச்சுக்க வேண்டியது தான். ஆனா, ஆரம்பத்தில அவங்க குடி வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்க படிக்கடலாம் சேர்த்து தான் அவுங்க கழுவிட்டு இருந்தாங்க. கோலம்லாமே எங்களுக்குமே சேர்த்து போட்ருவாங்க எங்க அம்மாவும் அதே மாதிரி தான். ஆனா அவுங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது எங்க அம்மா மூத்தவங்க.
ஓ! சரி. சரி.